நம்ம தனியா உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருப்போம். "என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்டி பண்ணலாமா, அப்டி பண்ணலாமா?" அப்டினு நம்ம ஒரு ஆளுக்குள்ளேயே அவ்ளோ யோசன யோசிச்சிட்டு இருப்போம். ஆனா, சில யோசனைகளுக்கு பாத்தீங்க, அப்டின்னா முடிவு, அப்படிங்கறதே இல்லாத அளவுக்கு யோசிப்போம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன், ஆனா, இப்ப நம்மளுடைய நண்பர்களோ, இல்ல குடும்பத்தாரோ இந்த மாதிரியான, அலுவலகத்துல வேல பார்க்கும் சக தோழிகளோ, இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்டின்னா, சேர்ந்து உட்கார்ந்துக்கிறது சேர்ந்து உட்காந்து யோசிக்கிறதுக்கான ஒரு நேரம், வாய்ப்பு அமையும். அப்ப பார்த்தீங்க அப்படினா திடீர்னு ஒரு புது யோசனை வந்து என்ன ஆகுன்னா வரும். அந்த யோசன வை "இந்த யோசனை செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த யோசனை ஏன் நமக்கு தோனவே இல்ல, தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போது தோனவே இல்லையே" அப்டின்கிற மாதிரியான சில நிகழ்வுல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சு ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கா? அது எப்டி உங்களுக்கு வந்துச்சு, அந்த ய யோசனை? அத பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா?
அ ஓரிரு நிகழ்வுகள் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகளே இருக்குது. எ அந்த சேர்ந்து யோசிக்கும் பொழுது, புது புது யோசனைகள் வரும். இப்ப தனியா யோசிக்கும்போது நீங்க சொன்னது போல, யோசனை அதீத யோசனையா மாறிரும். அந்த அதீத யோசனை ஒரு குழப்பத்துல கொண்டு போய் முடியற மாரி கூட இருக்கும். இப்டி சேர்ந்து யோசிக்கும்போது ஒருவரோட கருத்து நம்ம சிறு தவறுதலா கூட ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சிருப்போம். அப்ப குழுவா உட்கார்ந்து யோசிக்கும்பொழுது, ஒருத்தர் சொல்ற கருத்து நமக்கு அதுல ஒரு உடன்பாடு இருக்கும். நமக்குள்ள இருந்த அந்த குழப்பத்துக்கான தீர்வுகள் கூட அந்த ம அந்த சேர்ந்து யோசிக்கும்பொழுது நமக்கு கிடைக்கலாம். அப்படி பல யோசனைகள் வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன விஷயத்த நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். குடும்பத்தோட உட்கார்ந்து எப்பையுமே சின்ன, சின்ன உரையாடல்கள் பண்றது உண்டு. எப்பையுமே வீட்ல சின்ன சின்ன உரையாடல்கள் பண்றது உண்டுங்கம்மா.
ம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ம். ம். ஆ, கண்டிப்பா. ம்.
அந்த மாதிரி நம்ப உரையாடல் பண்ணிட்டே இருக்கும்போது, "ஏன் சுயமா ஒரு தொழில் பண்ணக்கூடாது!" அப்டீங்குற சின்ன யோசனை வந்தது. அத எப்படி பண்ணலாம், அதுக்கான முதலீடுகளை என்ன செய்யலாம்? அப்டீன்னு யோசிச்சி முடிவெடுக்கும்போது, ஆளுக்கு ஒரு யோசனைகள். இத இப்படி பண்ணலாம். அத இது அதுக்கான வழிய இப்படி கொண்டு வரலாம். இந்த முதலீட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள அணுகலாம். ஒரு அ வங்கியில சென்று கடன் பெறலாம். அந்த கடன இந்த மாரி இ உ வழிகள் மூலமா அந்த கடன வந்து நம்ப தீர்க்கலாம். அப்படிங்கும்போது இது என்ன மாரி ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னா, நாலு பேரும் சேர்ந்து ஒத்துமையா ஒரு முடிவு எடுக்கும்போது, அது மிக்க பலமான யோசனையா, ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய யோசனையா, நம்ம செயல்படுறதுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்குறதுக்கு ஒரு உறுதிய தரக்கூடிய யோசனையா அமைஞ்சது.
ஓ. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி எ எடுக்குற யோசனை பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழமான ஒரு முடிவா இருக்கும்.
நிச்சயமாங்க மா.
அந்த மாதிரி எந்த மாதிரியான யோசனைகளுக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா!
அ யோசனைகள் உதாரணமா ஏற்கனவே சொன்னது போல ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படிங்குறதுக்கு, இந்த கூட்டு யோசனை ஒரு வழிகாட்டுதலா அமைஞ்சது. அதுப்போல இப்ப வாடகை வீட்ல தான் இருந்துக்கிட்டிருக்கோம். எல்லாரும் வந்து ஒரு பொதுவா வாடகை வீட்ல இருக்கோம். மாதம் மாதம் சமைக்குற சம்பாதிக்குற சம்பாத்தியம் வாடகை கொடுக்குறது, பள்ளி கட்டணம் கட்டுறது. இந்த மாதிரி செலவீனங்கள், ஒரு முக்கியமான செலவீனங்கள் போக நம்ப வீட்டு செலவுகள் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது, ஏன் சொந்தமா ஒரு வீடு கட்டக்கூடாது? அப்படீங்குற யோசனை கூட தோன்றியிருந்தது. அந்த யோசனையின் வாயிலாக அ ஒரு அ யோசனையை யோசிச்சிட்டு இத செயல்படுத்தலாமா? வேணாமா? அப்புறம் 1 மாசம், 2 மாசம் கழிச்சி மறுபடியும் மீண்டும் உட்கார்ந்து யோசிச்சி, ஏன்னா சில சின்ன சின்ன செயல்கள, ஒரு சின்ன யோசனைகள் மூலமா நம்ப எடுத்துடலாம். ஒரு முக்கியமான கல்யாணத்த பண்ணிப்பாரு, வீட்ட கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க.
ஆமா ஆமா. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு அது செஞ்சு பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும்.
நிச்சயமாங்க மா. அப்போ நம்ம எவ்ளோ பெரிய விஷயத்த வந்து ஒரு குழுவா உட்கார்ந்து ஒரு நாள்ல யோசிச்சு, டக்குனு ஒரு முடிவு எடுத்துற முடியாது. அப்ப மீண்டும் உட்கார்ந்து ஆலோசிக்கிறோம். ஆலோசிச்சு, இல்ல இது சரியா வரும், இதுக்கான வழிமுறைகள இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே யோசிச்ச யோசனையில சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம, எல்லோருக்குமே அந்த மனம் வந்து ஒத்துப்போகாத சூழ்நிலைகள் கூட வரலாம். ஏன்னா உட்கார்ந்து குழுவா பேசுன ஒடனே ஒரு நல்ல யோசனை வந்துரும். ஒரு நல்ல கருத்துக்கள் உடனே பிறந்துடும்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையை கடந்து நம்ம சொல்லம்போது, அடுத்தும் அதை பற்றி அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது, இதைப் பத்தி ஏன் மறுபடியும் ஒரு ஆலோசனை பண்ணக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப ஓடும். அதே ஒத்த யோசனை, நம்ம குடும்பத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கும் யோசனை ஓடும்போது, அதுக்கான நேரம் அமையும்போது உட்கார்ந்து குழுவா சிந்திக்கும்போது, இல்ல மீண்டும் இத பண்ணலாம், நம்பிக்கையா பண்ணலாம், அப்படிங்கும்போது அது மீண்டும் உறுதிப்படுத்தப்படும்போது அந்த செயல் இன்னுமே சிறப்பாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்க.
ஆமாங்க. எடுத்த உடனே வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்கள்ல தான் முதல்ல வந்து சொல்ல ஆரமிப்பாங்க. எனக்கு இந்த மாதிரியான கருத்து இருக்கு. அது வந்து சில சமயங்கள்ல வந்து எதிர்மறையா கூட இருக்கலாம். அப்டி எல்லாமே ஆழ்ந்து ஆலோசனை நடத்துனதுக்கு அப்பறமேல் தான் ஒரு புது யோசனை நடக்கும். அத நீங்க சொன்னது மிகவும் சரியான ஒரு விஷயங்க. இப்ப வந்து, புதுசா ஒரு தொழில் தொடங்கலான்னு சொல்லி ஆரமிச்சிங்க இல்லயா? அ, அதாச்சும் அந்த தொழில வந்து, மறுபடியும் வந்து நடைமுறைப்படுத்துனீங்களா? என்ன பண்ணீங்க?
நிச்சயமாகம்மா. ஆமாங்கம்மா. தொழில்ல நாங்க நடைமுறைப்படுத்துனோம். தொழில் ஆரமிச்சோம். ஆரம்பிச்சு சில வருடங்கள் அ என்னாச்சுன்னா, அதுலிருந்து பெரிய வருமானம் அப்டீங்குறது வரல. இப்ப தொழில் நம்ம தொடங்குறோம்னாலே அ, அ இதரமா ஒரு வருமானம் வரணும். நம்ப முன்னேற்றம் அடையணும் பொருளாதார உயர்வு ஏற்படணும். யோசிக்கும்போது அது ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, ஆமா இந்த மாரி இந்த மாதிரி வேலைகள்ல நம்ப செயல்படுத்தனும் அப்டீன்னா, அந்த மாதிரி வருமானம் வரும் அப்டீன்னு. அப்ப செயல்படுத்துறதுலேயே சில இடர்பாடுகள் இருக்கும் பொழுது, அத நம்ம சரி செய்து, அத தீர்க்கமா செஞ்ச பின்னாடி தான் அதற்கான விளைவுகள்ல பயன நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லைங்களாம்மா?
ம். ம். ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப வேற எந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து, நீங்க வந்து இந்த மாதிரி குழுவா சேர்ந்து யோசிச்சு, ஒரு முயற்சிகள், இல்ல ஒரு யோசனைகள் உங்களுக்கு பிறக்கும். இப்ப நீங்க சொன்னீங்கலயா, முன்னாடி வந்து ஒரு தொழில் வந்து தொடங்கலாம் அப்டின்னு சொல்ட்டு எங்க குடும்பத்தார் கூட நான் சேர்ந்து முடிவு பண்ணோம். அப்டிங்கிற மாரி சொன்னீங்க இல்லயா? அப்டி இருக்கும்போது இப்ப உங்க குடும்பத்தார் கூட மட்டும் தான் வந்து இத பத்தின ஆலோசனை ஆலோசிப்பீங்களா? அப்டி இல்லாத பட்சத்துல உங்க தோழிகள், இல்ல தோழர்கள், இல்ல ஆபீஸ்ல நெருங்கி வேல பார்க்றவங்க கூட, இவங்க கூடலாம் உட்கார்ந்து நீங்க ஆலோசனை நடத்தியது உண்டா?
ஆமாமாமா. உண்டு. அ அது எந்த கட்டத்துல போகும் அப்டின்னா, குடும்பத்தோடு உட்கார்ந்து, ஏன்னா ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள செயல்படுத்தக்கூடிய நபர்களா, முதல்ல நிக்கிறது நம்ம குடும்பத்தார் தான். அடுத்த நபர்கள், அ நம்ம குடும்பத்த தாண்டி இருக்கிற அடுத்த உறவினர்கள், ஆலோசனைகள நம்ம கேட்கலாம். செயல்படுத்தக்கூடிய எடத்துல அவங்கள நம்ம பயன்படுத்திக்க முடியுமானா, அவங்க அவங்க காலச் சூழல், அவங்க அவங்க வேலைச் சூழல் மாறுபடும். அப்ப, முதன்மையா குடும்பத்தாரோட உட்கார்ந்து தீர்க்கமான முடிவுகள எடுத்த பிறகு, நமக்கே தெரியும் இப்ப வாழ்க்கைல ஒரு நல்ல முறையில பயணிச்சிட்டு இருக்கிறவங்க. ஒரு சிறந்த ஆலோசனை கொள்ளக்கூடியவ சொல்லக்கூடியவர். நல்லா அணுகுமுறையோட இருக்றவங்க. அப்டின்னு சிலர் நம்ம மனக்கண்ல இருப்பாங்க. எப்பயுமே நம்ம வாழ்க்கைல சிலர் இருப்பாங்க முக்கியமான நபர்களா. அந்த மாதிரி நபர்கள், நெருக்கமான தோழிகள், இவங்களோட உட்கார்ந்து இந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன்ப்பா, இத செய்யலான்னு இருக்கேன். உன்னோட கருத்து என்ன? இது எந்த மாதிரி போகும்? அப்டிங்கிறத பகிர்ந்துக்கிறது உண்டு.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி வந்து யோசனை சொல்லும்போது, இப்ப ஏதாவது ஒரு பயம் கலந்த உணர்வு வரும்போது, அதையும் வந்து அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி செஞ்சா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும். அப்டீங்குறதெல்லாம் அவங்கள்ட்ட நேர்பட வந்து ஆலோசிப்பீங்களா? இல்ல, ஆ எப்படி அதுக்கு ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்களா?
நிச்சயமா, நிச்சயமா. இப்போ பயம் வருது, ஒரு குழந்தைகள் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள். இப்ப குழந்தைகள்ல ஒரு வெளியூருக்கு அனுப்பணும். நமக்கு வந்து அனுபவமும் இருக்காது. இப்போ பயம் எதனால வருது அப்டீன்னா, அனுபவமின்மை, அந்த விஷயத்த நம்ப முன்னமே செய்திருக்க மாட்டோம். அப்ப அதனுடைய விளைவு எப்படி இருக்கும். அப்டீங்குறது நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்படியாகப்பட்ட தருணங்களில இதே மாதிரி குழந்தைகள்ல வெளியூரில அனுப்பி படிக்க வச்சிட்டு இருப்பாங்க. அத நல்ல முறையில வெற்றி கண்டு இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட போயி, "அக்கா நீங்க இந்த மாதிரி பாப்பாவ அனுப்பிச்சி படிக்க வச்சிங்களே, அங்கே வந்து எப்படி இருந்தது? விடுதியோட வசதிகள்ல்லாம் நல்லா இருந்ததா? பாப்பா நல்ல முறையில படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சா?" அப்டீங்குறத பகிரும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லபடியா இருக்கும், நல்லபடியா படிப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா வருவாங்க. எனக்கு இந்த மாதிரியான ஒரு பயம் எல்லாம் இருந்தது. இப்ப பார், பாப்பா எப்படி படிச்சு, எப்படி ஒரு நல்ல வேலையில இருக்கா?" அப்டீன்னு சொல்லும்போது, அந்த அவங்களுடைய அந்த அனுபவ உரை, நம்பளோட பயத்த தீர்க்கக்கூடிய ஒரு காரணியா மாறி இருக்கு.
ம். ம். புரியிது, புரியிதுங்க. இப்ப அதே அதே வச்சுக்கிட்டு, நம்ம இப்ப ஒரு புது யோசனை இவங்கள்ட இருந்து ஒரு ஆலோசனை நமக்கு கடச்சிடுச்சு. இப்ப இத எடுத்துட்டு போய், உங்க வீட்டார் கூட சேர்ந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லயா, படிப்பு விஷயமா வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ஆலோசனை கேட்டா அவங்க இந்த மேரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு இது சொன்னீங்கலயா. இது உங்க வீட்டார் கிட்ட போய் சேர்க்கும்போது, அவங்க எந்த மாதிரியான யோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இப்ப நீங்க கேட்டதுக்கும், அ அதுக்கும் எதாச்சு கருத்து வேறுபாடு இருக்குங்களா?
ஆமா. அத பத்தி அவங்களும் தங்களோட கருத்துக்கள பகிர்ந்துக்குவாங்க. அ அந்த ஏன்னா ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க அனுபவம் இருக்கு அப்டின்னாலும் கூட, நமக்குன்னு ஒரு சுய யோசனைகளும் இருக்கும் இல்லைங்களாம்மா. நம்ம அவங்களோட வாழ்க்கை சூழல், அவங்களோட பழக்கவழக்கம், அவங்களோட எண்ண ஓட்டம் அதுக்கும் உ அ பி அ அடுத்தவங்களோட எண்ண ஓட்டம், ஒவ்வொருத்தருக்குமே வேறுபடும். அப்ப இந்த சூழ்நிலைய பக்குவமா கையாளக்கூடிய, அந்த திறன் நம்ம கொழந்தைகிட்டயும் இருக்குப்பா. அந்த குழந்தைகளுக்கு இருக்றது போல, ஒரு ஆற்றல் இருக்கா? இவளோட சுபாவம் எப்டி இருக்கு? இப்டிங்கறதெல்லாம் உட்கார்ந்து குடும்பத்தோட ஆலோசிக்கும் பொழுது, 'இல்லப்பா நம்ம பொண்ணு இப்டி தான். அதெல்லாம் இதெல்லாம் ஜெயிச்சு வந்துருவா. இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருவாங்க.' அப்டின்னு சொல்லும்போது இன்னமுமே அது வலுவூட்டக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கும். இன்னும் ஒரு திருப்திகரமான ஒரு முடிவை எடுக்குறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும்பொழுது, அடுத்த செயல முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல நமக்கு குடுத்துருக்கு.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. ஆ ரொம்ப அழகா சொன்னீங்க. அதேயே நம்ம ஏதாச்சும் கண்மூடி அவுங்க ஒரு யோசனை கொடுக்குறாங்க அதேயே வந்து நம்ம என்ன பண்ணக் கூடாதுனா, கண்மூடித்தனமா நம்பிட்டு அதில வந்து நம்ம என்னக்கூடாது விழுந்துறக்கூடாது. அப்பிடிங்கிறதில ரொம்ப அழகா தெளிவா இருக்கீங்க. இப்ப வே இப்ப நீங்க சொன்னீங்கல்லயா, ஆ முன்னாடி தொழில் செஞ்சோம் அப்பிடிங்கிறமாரி சொன்னீங்க இல்லயா, இப்ப எ அத பத்தி அந்த தடைகள்லாம் வரும்னு அதுக்குல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்தமாரிலாம் தடைகள் வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்பிடிங்கல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா?
நிச்சயமாங்க. கடைசியில் நிச்சயமாங்கம்மா. ஒரு செயல் செய்ய போகும்போதே எல்லாமே வெற்றியா தான் முடியும். அப்பிடிங்கிறது நம்மளோட நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா, தடைகளே வராது அப்பிடிங்கிற அதீத நம்பிக்கையும் இருக்காது இல்லீங்களா! அப்ப தடைகள் வரத்தான் செய்யும். அத கடந்து போறதுக்கு என்ன செய்யலாம்? அப்பிடின்னா தடைகள் வரும் முன்னே அத உட்கார்ந்து நான் முன்னேற்பாடா யோசிச்சுக்கிறேன் அப்பிடின்னா அதுக்கு வழி இருக்காது. ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்பிடினாக்கா, அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்கும்போது என்னமாரி பிரச்சனைகள் வருதுங்கிறதையும் அந்த இடத்தில தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப அப்பேற்பட்ட சிறு சிறு தடைகள் வரும்பொழுது, 'சமயோசித புத்தி' அப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு ஏற்றவாறு எப்பிடி நாம் இயங்கணும் அப்பிடிங்கிறது அந்த இடத்தில சிந்தித்தா தான் அதுக்கு சரியாக பொருத்தமானதா இருக்கும். அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு செயல பொதுவா சொல்லுவாங்க. திருக்குறள்லே சொல்லுவாங்க "எண்ணித் துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவது இழுக்கு." ஒரு விஷயத்த நல்லா யோசித்துட்டோம். இந்த விஷயத்த செய்யணும் அப்பிடின்னு வந்துட்டோம். ஒரு தொழில் செய்யணுனு முயற்சி எடுத்துட்டோம். அதுக்கான மூலதனத்த நம்ம பண்ணியாச்சு. பண்ணி போயிட்டு இருக்கும்போது வருமான குறைபாடுகள் வருது. வருதுன்னா, அந்த வருமான குறைபாடுகளை எப்பிடி சமன் செய்வது அது ஒரு யோசனை. 2 வதா அந்த வருவாய பெருக்குவதற்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள அ முன்னெடுப்புகள நம்ம செய்யணும். அப்பிடிங்கிறத தான் அந்த இடத்தில யோசிக்கணுமே தவிர, ஆஹா! வருமான குறைபாடு வந்துருச்சே இப்பிடி தடையா இருக்கேன்னு நம்ம அப்பிடி யோசித்தோம். இப்பிடி வந்துருச்சேன்னு அந்த இடத்தில கவலப்பட்டுட்டு உட்கார்ந்து கட்டுண்டோம்ன்னா, நம்மளால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. அப்போ இந்த மாரி தடைகள் வரும்போது நாங்க மீண்டும் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணோம். "அந்த இடத்தில இன்னும் நம்ம நேரத்த அதிகமா இந்த இடத்தில வந்து முதலீடு பண்ணி, நம்ம உழைப்ப இன்னும் கூட்டணும். அப்ப தான் வருவாய மேம்படுத்த முடியும். புதிய, புதிய விஷயங்கள செயல்பாடுகள எப்பிடி முன்னெடுத்து கொண்டுவந்து இங்கு செயல்படுத்த முடியும்" அப்பிடிங்கிறதப் பத்தி ஆலோசனை பண்ணி அந்த செயல்பாடுகள தற்போது முன்னெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். நடைமுறையில வந்து இப்போ அந்த தடைகள கடந்து செல்றதுக்கான முன்னெடுப்புகள ஆலோசன பண்ணி முன்னெடுத்து வச்சிட்டுருக்கோம். நிச்சயமா ஒரு நாள் வந்து வெற்றியாளரா மாறுவோம் அப்பிடிங்கிற நம்பிக்கையோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம்மா.
ம். கண்டிப்பா. ம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே வந்து வாழ்த்துக்கள் சொல்லுறேங்க. கண்டிப்பா நீங்க இவ்வளவு யோசனை யோசிச்சு அதுக்கான முயற்சியும் பண்ணுறீங்க. வெறும் யோசனையோடு நிக்காம, அதுக்கான முயற்சியும் போடம்போது ஆர்வமும் போடம்போது, கண்டிப்பா அந்த ஒரு தொழில் பாத்தீங்க அப்டீன்னா, வெற்றிய நோக்கி தான் பயணிக்கும். அப்டீங்குறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அப்டீங்குறது என்னுடைய நம்பிக்கைங்க. உங்கள்ட்ட பே பேசும்போது பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்லாம் எனக்கு புடிச்ச ஆணித்தனமா எல்லாம் என்ன சொல்லுறாங்களோ, அத வந்து கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. ஆழ்ந்து யோசிச்சி நமக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். யோசனைகள் வர தான் செய்யும் நம்ப சேர்ந்து யோசிக்கும்போதும், புது புது விதமான யோசனைகள் வரதான் செய்யும். ஆனா, யாருக்கு என்ன வந்து சரியா வரும் அப்டீங்குறத நம்ப ஒரு தடவ வந்து என்ன பண்ணிக்கணும்னா, தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து எறங்கணும். அப்டீங்களா ரொம்ப அழகா வந்து என்கிட்ட விளக்கமா எடுத்து சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசியதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி.
மிக்க நன்றி அம்மா. உங்கள்கிட்ட என்னோட கருத்துக்கள்ல பகிர்ந்துகிட்டதுல எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி. நன்றி.